உபத்திரவம் ஆயிடுச்சு.
ஆ. அப்ப நாம எ இல்லங்க என்னால முடியாதுன்னு சொல்லியிருந்தம்ன்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து தவிர்த்து இருக்கலாம்.
அஹ் ஆ ஆ, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வந்து உறவினர்கள், நண்பர்கள் பத்தி நிறைய சொன்னீங்க. இப்போ உங்க குழந்தை வந்து ஒரு வெளி இது பள்ளிக்கூடத்தில வந்து சுற்றுலாப் பயணம் கூட்டிட்டு போறாங்கன்னு வந்து கேட்குறாங்க! உங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லன்னு வச்சுக்கோங்க! அத நீங்க எப்பிடி வந்து அந்த குழந்த மனசு வருத்தப்படாம இல்லேங்கிறத சொல்லுவீங்க?
அதான். ஆமாங்க. சரிங்க. ஆமா ஆம். நான் நல்லா ஸ்ட்ராங்காகவே சொல்லிருவேன். அதுக்குன்னு நான் தான் சொல்லுறேன், நம்ம, நம்ம குழந்தைங்க வந்து ஒரு நம்மளோட குழந்தைங்களோட ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப, ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, குழந்தைக வந்து அ வர்றவங்களோட சேர்ந்து வராம மிஸ் ஆயிட்றாங்க. அ அந்த மாரிலாம் ஒரு பயம் நமக்கு நிறையா வந்து போது. அப்ப நான் சொல்லுவேன், இங்கே பாரு! நீ அங்கே போம்போது அங்கே போன அப்பிடின்னா, நான் ஆ அப்பா, தம்பி எல்லாரும் நாங்க வேற ஊருக்கு போயிட்டு நாங்க வர்றதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். அப்ப நீ வந்து அவுங்க கூடயே தான் தங்குற மா நம்ம நமக்கு சில விஷயங்கள அவுங்களுக்கு எப்பிடி சொன்னா ஒரு பயமுறுத்தி நம்ம எப்பிடி நாம் போக விடாம பண்ணுவோமோ! அதுக்கு என்னென்ன விதிகளோ, அதெல்லாம் பண்ணிருவேன். பண்ணிட்டு அதவிட ஒரு நல்ல இடமாவே நான் அலச்சிட்டு போவேன்.
ஆமா. புரியுது. ம். சரி தான்.
அந்தமாரி சொல்லுவேன். அதனால என்ன பண்ணேன்னா, இல்ல வேண்டாம். இது உனக்கு தேவையில்ல. நம்ம குடும்பத்தோட நம்ம தனியாக போயிக்கலாம். அதனால நான் என்ன பண்ணிருவேன்னா, ஸ்ட்ராங்காக மறுத்தே சொல்லிருவேன் "இல்ல வேண்டாம் அப்பிடின்ட்டு."